சில நாள்ல நம்ம, அ குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, இந்த அன்புள்ள உறவுகளோடு சொல்லி பார்த்தா, நம்ம குடும்பத்தில, நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரவங்களா இருக்கட்டும், நம்ம மாமனார், மாமியார், இவங்களோட எல்லாம் ஒரு நல்ல உறவுகளோடு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொழுத கழிப்போம். சந்தோஷமா சிரிச்சு பேசி, பொழுத கழிப்போம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஃபோன் வரும். அது வந்து நமக்கு ரொம்ப இடஞ்சலா இருக்கும். அதை நீங்க எப்படி தடுப்பீங்க நீங்க?
ம் ஹ்ம். ஆமா. ஆமாம். ஆமாம். ஆஹா. நிச்சயமா. இது ஒரு பெரிய இடைஞ்சல் தான். இ இதை நம்ம பேசும்பொழுது, இதெல்லாம் அன்போ, அன்புள்ள உறவுகள். அன்பான உறவுகள். இல்லையா? அவர்களோடு நாம் செலவிடப்படுகிறதான, செலவிடுகிறதான ஒவ்வொரு நேமு நேரமும், நம்மள் நமக்கு அ நம்முடைய உணர்ச்சிகளிலே சந்தோஷத்தை, உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான நல்ல தருணங்கள், இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்தில இந்த ஃபோன் என்னத்துக்கு? இல்ல. சில நேரங்கள் அதாவது அத்தியாவசியமான தகவல் பரிமாற்றத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால ம்.
கண்டிப்பா. ஆமா, ஆமா. இப்போ இப்ப நீங்க வந்து இப்ப யார் கூடயாவது பேசிகிட்டிருந்திருக்கும்போது ரொம்ப நல்லா ஒரு ரசிச்சு, ரசனையோட உட்காந்து சிரிச்சு பேசிகிட்ருந்திருக்கீங்க. அ அந்த மாரி நேரத்துல, எதாவது ஒரு ஃபோன் வந்திருக்கா? அப்ப யார் கூட நீங்க அந்த மாரி பேசிட்டிருந்திருக்கீங்க? அந்த நிகழ்ச்சிய சொல்ல முடியுமா? "இந்த மாரி நான் பேசிக்கிட்ருந்தேங்க, அப்ப ஒரு ஃபோன் வந்தது." அந்த மாதிரி.
ம். ம். ஆ சொல்லலாம். அதாவது அ பல, பல நாள் கழித்து, இப்ப உ எ என்னுடைய அ அண்ணன் பிள்ளைகள் அ வெளிநாட்ல இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே க குடிபெயர்ந்து வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அ ஆமா. அதுவும் அது அ என்னுடைய அண்ணனுக்கு 2மே பெண் பிள்ளைகள். இப்ப எனக் எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்து 2மே ஆம்பள பிள்ளைங்க. சரியா? அதிலேயும் அந்த மூத்தவள் இருக்கிறாளே, அவள் குழந்தை அ பிறந்த உடனே, என் அண்ணியினுடைய கையிலேருந்து நான் தான் வாங்கினேன். "ஐ மீன் அ அ அந்த நர்சம்மா கையில ஏன்னா, அண்ணன் அந்த நேரத்தில வேற எங்கேயோ அ பரபரப்பில வெளியில போயிருந்தாங்க. அ அந்த ஆஸ்பத்திரில. அது எதிர்பாராத நேரத்தில அவர்களை பாதுகாப்புக்காக நான் அங்கே நிறுத்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன். அப்ப அ எனக்கு குழந்தை பிறந்தவுன ஒரு ஆ ஆச. நம்ம அவள தூக்கணும், அப்பிடின்ட்டு. அப்ப அந்த அந்த குழந்தைய வந்து எ-என் என்னுடைய கரத்தில் தான் கொடுக்கப்பட்டாள். பெண் குழந்தையாக. அப்ப எனக்கு திருமணம் ஆகவில்லை. அதற்கு பிறகு தான் அ பல வ-வருடங்கள் 5 வருடங்கள் கழித்து தான் எனக்கு திருமணம் ஆனது. என எனக்கு இயல் இயல் இயல்பாகவே அந்த பெண் பிள்ளைகள் வேண்டும் என்கிறது எனக்கு ஒரு ஆசையாகவே இருந்தது. திருமணத்திற்க்கு முன்பும் சரி, திருமணத்திற்கு பின்பும் சரி. அதனால பெண் பிள்ளைகள் என்றால் எனக்கு அளாதி பிரியம். இதுக்கு காரணம் இருக்கு பாத்துக்கங்களேன்! அம்மாவுக்கு கூடப்பிறந்தவங்களும் எல்லோருமே ஆண்கள் தான்.
சரி. சரி. சரி. சரி. சரி. சரி. சரி. சரி. சரி.
சரியா? எனக்கு கூட பிறந்தது, இப்ப என்னுடைய தகப்பனாருக்கு அ மொத்தத்துல 8 ஆண் பிள்ளைகள். சரியா? அப்படி இருக்குறதுல எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை எனக்கு கெடைக்கல. அ அம்மா வழியிலயும் ஒரு சித்தி, பெரியம்மா கெடைக்கல. அந்த மாதிரி எனக் எனக்கு ஒரு ஏக்கம் அ இருந்திருக்கு, ஆசைகள் இருந்திருக்கு. இல்ல எல்லாரும் மனிதனுக்கும் ஒரு சின்ன, சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லயா? அப்ப நம்முடைய உணர்வுகள அப் அதனால அந்த பிள்ளைய வந்து நான் அழகாக கொஞ்சி செல்லமாவே, சின்ன பிள்ளைல அவ என் கூட தான் இருப்பா. தாய் தகப்பனோட கூட இருக்கிறா அப்பிடின்றத நாங்க எல்லாம் ஒண்ணாதான் வசித்து கொண்டிருந்தோம்.
சரி. சரி. சரி. கண்டிப்பா. இப்ப அவுங்க பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டாங்களா?
ஆமா. அவள் வந்து இங்கே 2 ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே படித்தவள். 2 ஆம் வகுப்பு முடிக்கிற காலத்திலே அவர்களுடைய பணியின் காரணமாக இப்ப அங்க வெளிநாட்டிலே ஒரு வேலை கிடைத்தது. பின்பு அவர்கள் குடும்பம். இல்ல, இல்ல.
சரி. இப்ப திரும்ப வந்துட்டாங்க, உங்களோட பேசிக்கிட்டு அவ அவங்களோடதான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா?
அதுதான். அவுங்க அ இப்ப திரும்பி வருவாங்க. அப்ப அந்த குழந்தையிலேருந்து போனவங்க, அங்க செட்டில் ஆயிடுறாங்க. அதாவது அவுங்க கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகவே மாறிவிடுகிறார்கள் குடியுரிமை பெற்று அந்த நாட்ல அ இருந்துறாங்க. இப்ப பிள்ளையோடு கூட விளையாடுகிறதுக்கு, அந்த சின்ன பிள்ளையில அவ என் கூட தான் இருப்பா. அவளுக்கும் அந்த நினைவு தெரிந்த நாள் 5 அ வயது 6 வயது வரைக்கும் அவளுடைய அவள் என்னுடைய நேர் நேரத்த கழிச்சது என்கிட்ட தான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா நானு, அப்பிடிப்பட்ட பிள்ளை என்னை விட்டு பிரிந்து போயிருச்சு. சரியா? எப்பையாவது 2 வருடத்திற்கு ஒரு முறை, 3 வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் வரும்பொழுது, அவர்களோடு நேரம் செலவிடுவது தான் எங்களுடைய வழக்கமாக இருக்கு. அப்ப இந்தமாரி சமயத்தில தான் அ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அ வருது.
சரி. சரி. சரி. சரி. சரி.
அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட காரியம் தான், நிச்சயமா. அது போக நான் நான் அதுக்காகவே நான் அ அ அதை உன்னிப் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிள்ளையோட பிள்ளை என்னிடத்திலே பேசுகிறதற்கு துவங்கிவிட்டா. அந்த பழைய நினைவுகளை குறித்து பேசுறதுக்கு ஆசைப்பட்டு, 'சித்தப்பா! அப்பா!' அப்பிடின்னு, அந்த உணர்வு, பாசம் பொங்கும் இல்லயா? அப்பிடி கொடுக்கக்கூடியதான தருணத்தில நல்லா உணர்ச்சிவசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரம், இந்த ஃபோனு வருது. அது ஏற்கப்பட வேண்டிய அழைப்பு தான். ஆனாலும், இந்த இடத்திலே அதை நான் விட்டு கொடுக்க வேண் என் பிள்ளையினுடைய பாசத்தை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்ல. அதனால அந்த முதல் ரிங் வந்தோன, அது சைல சைடு பட்டன அமுக்குனோம்ன்னா, சைலன்ட்ல போயிடும்ல.
சரி ம். சரி. சரி. சரி. சரி. சரிங்க. ஆமா.
அப்பிடி அமுக்கி முன்னால இருந்த டீப்பாயின் மேலே வைத்து விட்டேன். அவ்வளவுதான். அது எனக்கு தெரியும். அது பேசணும்தான், சரி பார்த்துக் கொள்ளலாம். அதிலே என்ன பிரச்சனை வந்தாலும், நாம் தீர் பின்பாக பேசி, அதை தீர்த்துக் கொள்ளலாம். இந்த இ இந்த மொமென் மொமென்டுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நேரம் நமக்கு கிடைக்காது. அந்த உணர்வுகள் பொங்கி பாசமும், அன்பும் பிணைக்கப்படுகிறதான, அந்த பா அந்த பாச பிணைப்பு கிடைக்கிறதான நேரம் இருக்கு பார்த்தீங்களா! இது எப்பிடின்னா, சில நேரம் பேசிக்கொண்டிருக்கும்போது உடனே வந்துறாது. அப்படித்தானே? ஒரு சில
சரி. ஆமா. கண்டிப்பா. சில நேரங்கள்ல அந்த உறவுகளோடு சேர்ந்து சமைச்சு அவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுகிட்டிருக்கும்போது ஆமா. அது அந்த அந்த நேரம் ஃபோன் வரும்.
ஆ, ஆ. சமைச்சு சாப்பிட்டுட்டிருக்கும்போது வரும். அப்ப நினைவுகள நம்ம பகிர்ந்து கொண்டே வரும்பொழுது, ஒரு சில உணர்ச்சிவசப்படக்கூடிய தருணங்கள் வரும் தெரியுங்களா? அந்த அன்பான உறவுகளோடு அது யாராக இருந்தாலும் சரி. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, அ பிள்ளைகள் மத்தியிலே இருந்தாலும் சரி, ஒரு சில காரியங்களை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் நினைவுக்கு வரும்போது, அது அந்த அந்த அந்த அந்த பழைய சந்தோஷத்தை, அந்த உணர்வுகளை, உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளை அப்பிடியே திரும்பவுமாக அது கொண்டு வரும். அப்ப அப்பிடி ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது
ஆமா. கண்டிப்பா. அந்த ஃபோன் வரும்போது, அ உங்களுடைய உறவுகள் பேச்சு வந்து தடைபட்டதா?
ஆஹ். அதுதான் சொல்றேன், அத பத்தி நான் கேர் பண்ணவே இல்ல. உடனே ஒரே ஒரு பொத்தானை அமுக்கியவுடன் அது, அது பாட்டுக்கு அ அது ரிங்கு போய்க்கொண்டே இருந்ததே ஒழிய, சத்தம் எங்களை என்னை தொந்தரவு செய்யவில்லை. அதை நான் கவனிக்கவே இல்லை. பெயரைப் பார்த்தேன். அப்பிடியே நிறுத்திவிட்டேன். சிறிது அப்ப அப்பா ஃபோன் அப்பிடின்னா, இல்லம்மா நீங்க பேசுங்க அப்பிடின்னு சொல்லிட்டு, பிள்ளையோட தான் நான் பேசிக்கொண்டேன். இந்தமாரி.
அ. இப்ப அந்த உறவுகளோட வந்து இப் அந்த பேசி தான் நேரம் செலவிடுவீங்களா? வேற என்னமாரி ஒரு விளையாட்டோ, இல்ல ஒரு சம் தோட்டக்கலை கூட்டி போய்
இது, ஓ ஓ ஓ இது இ ஆமா இது ஒரு உதாரணம் தான். நிச்சயமா எல் விஷயங்களில் பிள்ளைகள் வரும்பொழுது, என்னுடைய பிள்ளைகளையும் மறைத்துக் கொண்டு, அ நாங்க எல்லாரும் எல் எப்படியெல்லாம் நேரத்தை அந்த உறவுகளுக்காக நம்ம செலவிட முடியுமோ, அப்படியெல்லாம் காலத்தை செலவிடுவதற்கு நான் முற்படுவேன். வீட்ல ஒண்ணா சேர்
அப் அந்த சமயத்துல ஃபோன வீட்ல வச்சுட்டு போயிருவீங்களா?
வீட்டுல வச்சுட்டு போ மாட்டேன். வண்டியில தான் இருக்கும். ஒரு சில காரியங்கள், அதாவது என்ன சொல்றது, அவசர நிலை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த நேரம் அதோட தேவை இருந்தா, அதை எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஆனா, அத நாம் பெரும்பாலும் சைலன்ட்ல போட்டு வச்சுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அ அதான் ஆமா சு
ஆ. சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க. அதுதான் ஈஸியா த இடைஞ்சல வந்து நம்ம இல்லாம பண்ணலாம்.
நல்லது. அதாவது ஆமா, அ இந்த இந்த உணர்வுகள் அவ் அ சந்திக்கக்கூடிய அந்த பந்த பாச பிணைப்பு அன்பின் உறவுகள் இணையக்கூடியதான அந்த தருணங்கள் ஒரு ஒரு சமயத்தில எப்பிடியும் முடிவுக்கு வரத்தான் போது. இதுவும் கடந்து போகும். அது நன்மையா இருந்தாலும் கடந்து போப்போது. அது தீமையா இருந்தாலும் கடந்து போப்போது. அப்பிடி தானே! அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில நம்ம தனிமைக்கு திருப்பி வரத்தான் போறோம். பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கோம். அன்பா இருக்கோம். மனைவி, குடும்பம், தாய், தகப்பன்மார் உறவுகளோடு நல்ல சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, அ எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழாவுக்கெல்லாம் போவோம் பாருங்க. அ அப்ப அந்த அந்த வ வருடத்தில ஒரு முறை சாமி ஆட்டம் வப்பாங்க. அ அந்த மாதிரி திருவிழாக்கள் போகும்போது, வீட்டுத் திருவிழா அதெல்லாம். இல்ல. குலசாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா! ஆமா. அந்த அப்பல்லாம் போகும்பொழுது, அ அல்லது வீட்ல நம்ம நெருங்கிய உறவுகள் மத்தியில எதாவது திருமணங்கள் நடக்கும்போது, கிராமத்தில ஒரு பொது வீடு எங்களுக்கு இருக்கு. அங்க போய் உட்காந்தோன்னா, இந்த இந்த நவீன காலத்தில இருக்கிற தொந்தரவு பண்ற எந்த விஷயமும் பக்கத்திலே வச்சுக்க மாட்டோம். எல்லாவற்றையும் நானெல்லாம் ஒரு தொழில் செய்றவன் தான். இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு, இதை ஒரு பக்கமாக ஒரு பக்கமாக உதாசீனப்படுத்தி வைத்துவிட்டு தான், அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் கடந்தே போவேன். சொல்லிடுவேன். அப்பா! நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் கிடைக்க மாட்டேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும், அ அதுக்குண்டான தகுந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, உன் பொறுப்பு. இன்னைக்கி அத பார்த்துக்கணும் அப்பிடின்னு தொழிலை நிர்வகிக்கிறவர்கள் இடத்திலே சொல்லிவிடுவோம். மற்றபடி தேவையற்ற இதுதான் எனக்கு நமக்கு முக்கியோன்னு சொன்னா, அந்த நேரத்தில நம்ம வேலை சம்மந்தப்பட்ட க்ளையண்டுகள் அழைப்பார்கள். அவர்களை நாம் சமாளிக்க வேண்டும். அப்பிடின்ற பட்சத்தில யாரும் என்னை அழைக்காம பார்த்துக்கங்க. பிரச்சனை வராம பார்த்துக்கங்க அப்பிடின்னா, அந்த தொழிலின் காரியங்களை அவுங்க பார்த்துக்க போறாங்க. அதுக்கு மிஞ்சி என்ன?
கண்டிப்பா. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. ஓ! சரி. ம். சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரி. இப்போ உங்க இப்ப அன்புள்ள உறவுகளும் பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய ஒரு சோத்தோம் சில இப்ப இந்த உறவுகள தாண்டி, உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து உங்களோட உறவாடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு உரையாடல் வந்து ஒரு பாசத்தோட உரையாடியிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் நண்பர் உங்கள பார்க்க வராரு. அ அப்பிடி அந்த சமயத்தில வந்து அ பேசிகிட்டுருக்கும்போது, வெளில போயிருவீங்களா! இல்ல வீட்ல தான் உக்காந்து பேசுவீங்களா.
ம். ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா அதாவது இது ஒரு தர்மசங்கடமான ஒரு ஒரு விஷயம் விவாதிக்கும். அதாவது ஸ் தேவையான உண்மையிலேயே அது எல்லோரோடும் கூட உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயமாக இருந்தால், ஆமா என்னதான் இருந்தாலும், நண்பன் இடத்திலே அந்த பழைய முறையிலே தனிப்பட்ட விதத்திலே செலவிடுவதிலே கொஞ்சம் அதிக நாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கூச்ச உணர்வுகள் இருக்கும். ஆமாம் இருக்கும், ஆமா நிச்சயமா.
அத தான் கேக்குறேன், ஏன்னா மத்த உறவுகள் வேற. ஆமா. நண்பர்னா ஒரு தனி ஒரு ஒரு விஷயமா இருக்கும். ஆமா.
ஆமா இருக்கத்தான் செய்யும். அப்ப வந்து, ஆமா. நான் வெளியில கூட்டிக்கொண்டு போவது தான் வழக்கம். எங்கேயாவது போய் அந்த பக்கம், எங்க என்னுடைய வீட்டு பக்கம்லாம் நெறைய காடுகள் அழகாக இருக்கிறது அப்படியே அந்த பக்கமாக போய் அமர்ந்து அந்த பழைய நினைவுகளை உணர்ச்சிபூர்வமாக பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லயா? அப்ப திருப்பியும் நானும் என் நண்பனும் மாத்திரம் தான் அப்படின்ற அந்த உலகத்தை தனியா கொண்டு வந்துறலாம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த என்னுடைய நண்பனுடைய நட்பு, இந்த குடும்பம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த அனுபவத்தை பிரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஒரு சிதறல் வரும். நண்பனோடு கூட இருந்த அன்பை அ பிரித்துக் கொண்டார்கள் இப்பொழுது. நெறையா பேரு பிரிச்சுக்கிறாங்க. மனைவி பிரிச்சுக்கிட்டாங்க, பிள்ளைங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்போ திருப்பி அந்த சூழலை செயற்கையாக கொஞ்ச நேரமாவது கொண்டு வரலாம்ல? அப்போ வெளியில போலாம். அந்த நேரத்தில ஃபோன எடுத்துட்டு போமாட்டேன் நிச்சயமா. நீங்க சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்தா, என்னுடைய உயிர் நண்பன் ஒருவன் வந்தால், அந்த நேரத்திலும் அப்படித்தான் ஃபோனை வீட்டிலே வைத்துவிட்டு போய்விடுவேன். ஆனால் எந்த ப் போ வேலையை இந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவதாக இருந்தால், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவது இல்லை. பெரும்பாலும் அதை நான் சைலன்ட் மோடுல போட்டு வைத்து விடுவேன். அப்ப தெரியும்ல பின்னாடி ஏதாவது தகவல்கள் வந்திருக்கும், குறுஞ்செய்திகள் வந்திருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். எந்த யார் நம்மை அழைத்திருக்கிறார்கள், அழைத்து கொண்டு போகட்டும். நாம அதற்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிந்து புரிந்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் அந்த நேரம் அந்த பொன்னான நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அது முடியிறப்ப அப்ப வந்து இதையெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். பார்த்து அதை நான் சரி செய்து கொள்கிறது உண்டு. அதனால அது அவ்வளவு பெரிய
சரி. ஆமா. ம். கண்டிப் கண்டிப்பா. ம். சரி. ஆமா. ம். சரி. இப்ப நீங்க வந்து, இப்போ ம் நீங்க வந்து உங்கள் நண்பரோடு உரையாடல் பண்ணும்போது, இந்த மாரி உங்களோட உங்கள் விஷயத்தை பகிர்ந்துரிக்கும்போது நீங்க ஃபோனை வீட்ல வச்சுட்டு போயிருவீங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இடையில ஃபோன் வந்துருச்சு. அவரு என்ன பண்ணுவாரு?
ம்ஹ்ம். ஆமாம். அது அவருடைய, அவருடைய என்ன சொல்றது? விருப்பு, வெறுப்பு இல்லையா? அவருடைய தீர்மானத்தை நான் சொல்ல முடியாது. அவர் உண்மையிலேயே என்னைப்போல என்மேல வாஞ்சையோடு, நெருக்கத்தோடு, எந்த தொந்தரவும் இல்லாமல் பேச வேண்டும் என்று நினைத்தால், அவர் அதை சுவிட்ச் ஆஃப் செய்யலாம். அதை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும், அவர்களுடைய சூழல் எப்டி இருக்குமோ! நமக்கு தெரியாது. நான் சொல்லுவேன் ஒருவேள
ம். ம். கண்டிப்பா. என்ன சொல்லுவா? "ஏ இப்பதா ம் நம்மளா இருந்தா, நம்ம ஃப்ரெண்டா இருந்தா என்ன சொல்லுவோம்னா, இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுரு. பாக்கலாம்," ஆ அப்டின்னு நம்ம சொல்லுவோம்ல? ம்.
ம்ஹ்ம். அத கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணி வையேன். அப்டி சொல்லுவோம். ஆமா, அப்டி சொல்லுவோம், அப்டி சொல்லுகிறது உண்டு. சொன்னாலும், சர்ரா பரவால்ல, ஏதாவது முக்கியம் அவன் பாதிக்கப்பட்டறக் கூடாதுல்ல? ஏன் சூழ்நில எனக்கு தெரியும், நான் எல்லா ச சூழ்நிலைகளையும் சமநிலைப்படுத்திவிட்டு வந்துருக்கேன். அவன் எப்டி வந்துருக்கான்னோ அந்த நேரத்துல எனக்கு தெரியாதுல? இப் அப்டின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, "அப்பா! தேவனா அத பேசு, இல்லாட்டி அத தூக்கி ஓரமா போட்டு வை. இல்லாட்டி ஸ் சை சைலண்ட்ல போட்டு வைடா. இவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்க, இங்கேயும் வந்துக்கிட்டு நொய் நொய்னு அந்த போன்ல போட்டு பேசிட்டு இருக்க" அப்டின்னு சொல் அ அ.
ம். ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம். ஆமா. ஆ இந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானதுல. ஒரு, ஒரு, இந்த நண்பர்ட்ட ஒரு நண்பர்ட்ட பேசும்போது, இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அப்டின்னு அ.
ஆமா. அது வரத்தான் செய்யும். ஆமா. அது, அது இயற்கையாவே அந்த ஸ் அந்த அன்பின் சாபமும், உரிமையும் இருக்கும்போது அது வரத்தான் செய்யும். அத இத்தன வருஷம் கழிச்சு வந்துருக்கான், ப அப்பயும் என் பக்கத்துல நின்னுட்டு, போன போட்டு பேசிட்டு இருக்கான் பாரு! ஃபோன வைடா, அப்படிம்போம். ஒரு உரிமையா பேசுவோம். ஆ, அது நடக்கும். அதனால இவைகள் இவைகளோட பங்களிப்பு வந்து எ எ நமக்கு வேண்டாம். அந்த நேரத்துல வேண்டாம். அ உலகம் வாழ்நாள் முழுவதும் இத நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சுகிட்டுதான் இருக்குது. எ என்னால முடிந்த அளவு இப்டித்தான், பெரும்பாலும் இந்த அ இந்த உறவுகளோடு அன்பாக உறவுடு உறவாடுகிற நேரம் ஒண்ணே ஒண்னுதான். சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். அழகா சைலண்ட் மோட்ல போட்டு வச்சுரு, அவ்வளவுதான். இப்ப அந்த நாட்கள்ல அப்டி கெடையாது. இப்ப இ இது வந்து அ நம்ம வீட்ல ஒரு தொலைபேசி பொதுவா ஒண்ணு இருக்கும், இல்லையா? அது ஒண்ணு மட்டும்தான் இயங்கும் அந்த நாட்கள்ல. இன்னைக்கு பாருங்க, குடும்ப உறுப்பினர்கள எல்லோருடைய கைப்பேசிகளும் அலறும் அந்த நேரங்கள்ல. இப்ப நமக்கு, நம்மை நாமே வரையறுத்து கொள்வது நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. மற்றவர்களிடத்தில அத சொல்ல முடியாதில்லையா?
ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ம், ஆமா. ஆமா. கண்டிப்பா. அம் ஆமா ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது, அ சில அன்போட இந்த உறவா இந்த உறவுகளோட நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த போன் வந்து நமக்கு ஒரு எடஞ்சலா இருக்கும்போது, நா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணீருவேன். என் ஃப்ரெண்ட் முக்கியமா நண்பன் வரும்போது, வீட்ல போட்டுட்டு போயிருவேங்கறத, உங்கள் உறவுகளுக்கு வந்து ரொம்ப அதிகமா மதிப்பு குடுக்கறத பாத்தா, நெனச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷமான நினைவுகளோட, உணர்வுகளோட பேசியதற்கு மிக்க நன்றி.
உங்களோடு இந்த காரியத்தை குறித்து ஒரு உணர்ச்சிப்பூர்வமாக, உணர்வுப்பூர்வமாக பகிர்ந்துகொண்டதற்கு, எனக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி! உங்களுக்கு அ உங்களோடு பேசியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி.